அ, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. <laughs> ஜப்பானின் ஹைக்கூவா, ரஷ்யாவின் வோட்கா வான்னு, எழுதிடுவாரு. எப்படி அவரால, ஒரு 2கே வந்து ஒரு பாட்ட, ஆமா. அ, இல்லைங்க, இல்லை ரஷ்யாவுல, அது ஃபேமஸ்ஸ்டாரு. எப்படி எழுதியிருக்காரு? அதான் சொல்றேன். இப்படிலாம் எழுதி இருப்பாரு. கிரிக்கெட் என்பது ஃபிக்சிங் தான். காதல் என்பது மிக்சிங் தான். அந்த மாரி எல்லாம் எழுதி இருப்பாரு. நெறைய, அவர் வந்துட்டு, ரொம்ப டிஃப்ரண்ட்டா எழுதுவாரு.
நீங்க ஏன்? ம்ஹ்ம்! ஓ. சாப்பட்டு பார்த்திருப்பாரு. ம். ம். ஆ அது ரொம்பவே அவர் வந்து அந்த இதோட உ அதான் அதான், அது உள்ளார்ந்து போயிட்டு, அந்த இதுக்குள்ள, போயிர்றாரு. ரொம்ப ஒன்றிப்போயிட்டு, அந்த ஆ விஷயங்கள்ல, அவர தன்னை புகுத்தி, எழுதுறாரு. அ, அந்த பாட்டுலயே நான் சொன்னேன்.
எதிர்நீச்சலோட! ஆமா. தீம் கூட, அவர்தான் எழுதியிருப்பார்னு நெனைக்கிறேன். எதிர்நீச்சலோட தீம். அதுல கூட வரும். உசேன் போல்டை போல் நில்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். இந்த வாழ்வும் ஒரு ஒலிம்பிக்கை போல, வேர்வை வெற்றிய தரும்.
ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, அந்த உணர்ச்சிகளோட எழுதக்கூடியவர். ஆ, அந்த சூழ்நிலைகள புரிஞ்சுக்கிட்டு. நான் சொன்ன பாட்டுலயே இன்னொ இன்னொரு இடத்துல நல்லா சொல்லுவார். நாள்தோறும் ரசிகன், பாராட்டும் கலைஞன் கா காவல்கள் எனக்கில்லையே. சோகங்கள் எனக்கும், நெஞ்சோடு இருக்கும். சிரிக்காத நாளில்லையே. துக்கம் சில நேரம் பொங்கிவரும் போதும் மக்கள் மனம் போலவே பாடுவேன் கண்ணே. என் சோகம் என்னோடுதான் நல்லா, அழகா அது வரிகள் எல்லாம் வந்து. இந்தி அது வந்து
அதெல்லாம், ரொம்ப நல்லாருக்கும். ஆமா, ஆமா. ஆ. சோ நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளேல்ல. என் கண்ணே. ம். யாரு பாடுனது? எஸ்.பி.பி பாடினாரா அந்த பாட்ட?
எஸ்.பி.பி, இளையராஜா மியூசிக். இளையராஜா வந்து, அந்த பாடல் பதிவு பண்றப்ப, அவரே ஒரு தடவ பாடி காட்டுவார். இன்னிக்கிதான், நீங்க வந்து அ, ஏ.ஆர்.ரஹ்மான், யுவன் பாடுறதெல்லாம், அந்தப் பாடல் பதிவெல்லாம் வந்து, எடுத்து பண்ணுவாங்க. ஆனா 1989லயே இளையராஜா, "ராஜா நீங்க பாடி காட்டுங்க, அ இ எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க" அப்படின்னு இவரு பாடுவார், அப்படியே அந்தப் பாட்ட. உ அப்பலாம் அப்பயே அந்த மாரி எல்லாம் ஷுட் எடுத்து அந்த பாட்ட, அதை எப்படி பதிவு பண்ணாங்கன்னு வெளியிட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
ஆமா. ஆ. ஆமா.

எனக்கு வாலி புடிக்கும். அவரு நெறையா வந்துட்டு, மாடர்னா எழுதியிருப்பார். அம் இந்த இந்த வாடா பின்லேடான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதுல 'ஜப்பானின் ஹைக்கூவா, ரஷ்யாவின்' என்னவோ எழுதியிருப்பார். ஆனா நெறையா சூப்பரா எழுதியிருப்பார். "ஆப் டு த டின் ட்ரெண்ட்" வந்து அவரு எழுதி வச்சிருப்பாரு. அது வாலியால மட்டுந்தான் முடியும்ன்னு வந்து நெனைக்கிறேன். நெறையா பாட்டுல வந்து அவரு எழுதியிருப்பாரு, அந்தப் 'பிக்காசோ ஓவியம்ன்னு' வரும் ஒரு பாட்டுல. அப்புறம் 'நியூயார்க் நகரம்' அதெல்லாம் வந்துட்டு அவரு நியூயார்க்கே போனது இல்லையாம். ஆனா அவரு அது எவ்வளோ அழகா வந்து அந்த ஆமா.
அப்படியா? ம்ஹ்ம். ம்ஹ்ம். <laughs> அத வர்ணிச்சு எழுதிருப்பாரு. அன்னைக்கு நீங்க இ அவர் வந்து, வாலி வந்து இப்ப கடைசியா வந்த விஷயங்கள நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து அ 1989ல அவரு எழுதின பாடல், எ எனக்கு ரொம்ப புடிக்கும். அப்படி அப்ப வந்து அப்பவே வேற மாரி யோசிச்சிருக்காரு. வேற மாரின்னா, ஒரு குடும்பப்பாட்டு, இந்த மாரி.
ஆமா. எதுங்க?
'வாலிபங்கள் ஓடும் வயதாகக் கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது.' ம், 'மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது' அப்படீன்னு அழகா அந்த வரிகள் வந்து, இப்பவுமே வந்து எல்லா எல்லா சூழ் ஆமா. அ அந்தப் பாட்டுலே வந்து, அந்த ரஹ்மான் நடிகர் அவர் வந்து, அந்த மனைவியோட அ தொல்லைகள் தாங்க முடியாம அந்தப் பாட்டுல பாடுவாரு. அந்த அந்தப் பாட்ட நெனைத்து. மனைவி வந்து அவரு 1 பெரிய பாடகர், அந்தப் படத்துல. அ மனைவி எதோ தொல்ல பண்ணுவாங் அ அப்ப வந்து தொல்ல பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அத நெனைச்சுதான் இந்தப் பாடல் வரிகளப் பாடிட்டு இருப்பாரு. அது மாரி வச்சுருப்பாங்க.
ஆ. ஆனாலும் அந் மாறாதது. மாலையிடும் சொந்தம். உக்காரும். அந்த மியூசிக்ல போய் அது உக்காருது பார்த்தீங்களா? ஆ. ஆமாமா. நா பார்த்திருக்கேன். அந்தப் பாட்டு விஷ்வல்ஸ்ல்லாம் வந்து பார்த்திருக்கேன்.
ஒரு இடத்துல, ரொம்பவே மெய் மறந்து அத சொல்லிப் பாடுவாரு. பாடுன ஒன்ன, "தேங்க்ஸ் வாலி" அப்படீம்பாரு. அப்பதான் தெரியும், "வாலி இந்தப் பாட்டு எழுதினாரு." அப்படீன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி, அவரே மெய் மறந்து அந்தப் பாட்டுலேயே மெய் மறந்து சொல்லுவாரு.
அ, ஆ, ஆ. ஆமா. அது ஒரு